அத வந்து, நாங்க என்ன பண்ணிட்டோனா, எங்களுக்கு அந்த ஹால்ல வந்து, கொஞ்சம் எடம் இருக்கு. அ, ஹாலுக்கும் அ, பூஜா ரூமுக்கு எடயில வந்து, கொஞ்சம் எடம் இருக்கு. அந்த எடத்த வந்து, நாங்க எங்களோட ஃப்ரிட்ஜு வச்சு, கட்டும்பொழுதே வந்து அத பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா, சமையல் அறையில எல்லாமே வக்கிம்பொழுது, அ, எட வசதி வந்து, கொஞ்ச கம்மியா இருந்தது. அதனால, அத வந்து, ஹால்ல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான், ஒரு புக்ல நான் படுச்சேன். அ, சமையல் அறையில, அந்த சமையல் செய்யக்கூடிய அடுப்பு பக்கத்தில வந்து, இந்த மாரி மின்சாதனப் பொருட்கள் வக்காம இருக்குறதே, ரொம்ப <chuckles> நல்லதுன்னு சொல்லி, சொல்லியிருந்தாங்க.
ஆ, சரி. ம். ம். ம். ஓ, இது தெரியாதும் போதே, நீங்க சரியா பண்ணியிருக்கீங்க? அ.
ஆமா. ஆமா. நாங்க வந்து எடம் பற்றாக்குறையினாலதான், அந்த மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, அதுக்கப்புறம், தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு சந்தோஷம். பரவால்ல, தெரிஞ்சோ தெரியாமயோ, நம்ம வந்து <chuckles> நல்லா தான், வந்து கொண்டு போயிருக்கோம். அப்படின்னு சொல்லிவிட்டு. அ, ரொம்ப சவாலா இருந்த விஷயனு பாத்திங்கன்னா, எங்களுடைய குழந்தைகளுடைய அறைய வந்து, அமைக்கிறதல வந்து, எங்களுக்கு கொஞ்சம் சவால் இருந்தது.
ம். ம். ம். ம். ஓ, 2 குழந்தைகளுக்கு, 1 அறை. போதுமானதா இல்லையா?
ஆமா. ஏன்னா, நாங்க வந்து, அ, மேல வந்து, எடம் விட்டுருக்கோம். பிற்காலத்தில நம்மளுடைய வருமானம் பெருகும்பொழுதோ அல்லது குழந்தைகள் பெருசாகும்பொழுதோ, மேல வந்து, நம்ம வீடு வந்து அ, எடுத்துக்கலாம். ஆனா, தற்சமயத்துக்கு வந்து, இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன 1 ரூம் தான். ஒரு 10 11 ரூம் தான் எடுத்துருக்கோம். அதில வந்து பாத்திங்கன்னா, எனக்கு உனக்குன்னு சண்ட போட்டுக்குவாங்க. இந்த ரூம் எனக்கு, அந்த ரூம் உனக்குன்ட்டு. அப்ப 2 பேருக்குமே, ஒரே அறை தான்னு சொல்லிட்டு, ஆனா அதை இன்டீரியர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அதில வந்து, கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்படின்னா? என்னோட பையன் வந்து பெருசு. பொண்ணுதான் சின்னவ. அப்ப இந்த, நம்ம வாங்கக்கூடிய அந்த கட்டலலாம் இருக்கு இல்லைங்களா, அத வந்து, நாங்க அந்த கார்பெண்டர், கார்பெண்டர். அவங்கள கூப்ட்டு. அ, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா? கார்பெண்டர் வந்து, 2 அடுக்கு கட்டில்களலாம், இப்போ உருவாக்குறாங்க. இல்லைங்களா?
ம். ம். ம், ம். ம். ம், ம். ஆமா. ம். ஆமா. ம். ம். ம், ம். ம்.